இல்ல. அவுங்க என்னனா, நான் வந்து முழுவதும் அர்ப்பணிக்க மாட்டேங்கிற மாரி ஒரு எதிர்பாப்பு, அவுங்ககிட்ட, அவுங்களுடைய ஏனா, அவுங்க எதிர்பாப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க ரொம்ப நாள் அவுங்களே ஒண்ணு இந்த எடத்துல வந்து, அ கொஞ்சம் த த பணிவாதா தனிவாதா நான் சொல்லி ஆகணும். ஏனா, அவுங்க ஓரளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருந்தாங்க. எங்க அப்பாவோட பணி இழப்பு, அதுக்கப்புறம் ஏற்பட்ட சில தவறுகளால, அவுங்க, அவுங்ககிட்ட இருந்த நெறய நகைகள எழந்துட்டாங்க. என்ன பண்றதுனு தெரியாம முழிச்சு, அவுங்க தான் ஓரளவு முயற்சிகள் எடுத்து, ஒரு கட்டத்தில, எனக்கு கல்லூரிக்கு பணம் கட்டுனாங்க அப்படிங்கறனால, அவுங்ககிட்டயும் ஒரு விரக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனாலும் வந்து, அந்த விரக்தி இருக்குறங்காக, அத வாழ்க்கை புல்லா, நாமளும் சுமந்துட்டுருக்க முடியாது. அ ஆனா, நாம வந்து, கொஞ்சம் தெளிவா சொல்லி புரிய வச்சு, கொஞ்ச கொஞ்சமா மாத்தணும். இது வந்து, நான் சென்னையில பணியில இருந்தப்ப. அதுக்கப்புறம் பாத்தீங்கனா, நான் அங்கருந்து மறுபடியும் மாறுறேன். நான் அடுத்த முறை மாறுரப்ப, அவுங்ககிட்ட பாத்தீங்க அப்படினா, அதற்கப்புறம் தொடர்ந்து நெறய சம்பவங்கள்லாம் நடக்குது. அதாவது வாழ்க்கையில, நான் எனக்குத் தேவையான இந்த பணிமாறுதல் அப்படிங்கிறதே நான் வந்து ஆசிரியர் பணியில இருக்கேன். அது வந்து, அந்த குடும்பத்துக்காக, எனக்கு புடுச்சத, என்னால பண்ண முடியல. ஒரு கட்ட முடியும். அப்ப ஒரு, 29, 30 வயது ஆகுறப்போ, நான் என்ன பண்றேன், இனிமேல் நான் எந்த காலத்திலும் ஆசிரியர் பணிக்கு போமாட்டேன், அப்படினு சொல்லிட்டு, அத விட்டு வெளிய வர்றப்ப, அப்பவும் அவுங்களுக்கு கோபம். ஆனா, என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா, பெரிதா எங்கிட்ட வெளிக்காட்டவும், அவுங்க விருப்பப்படல. சரி என்னனாலும், இவன் ஒவ்வொரு முறையும், மேல, மேல தான் போறான். வருமானமும் அதிகரிக்குதுனு நெனச்சுக்கிட்டாங்களா? இல்ல வந்து இதுக்கு நடுவுல என்னாச்சுனா, ஒரு தங்கைக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படினா, என் த அவ கல்யாணம் ஆன தங்கை, அப்டியே எனக்கு புதுசா அட்வைஸ் சொல்றா. இந்த மாரிலாம் இந்த வயசுல வேலய விட்றது, ரொம்ப தப்பு. அப்படினு சொல்லிட்டு.
ம்ஹ்ஹ்ம். ஓஹோ! ஓஹோ! ம்ஹ்ம். கண்டிப்பா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். அடடா! ஏ ஆமா, எ எங்க போயிருந்த இத்தன்னாளு? ம். ம்.
<laughs> நானு. <laughs> அப்படித்தான் நானு. அப்படிங்களா? தப்பாச்சுங்களா? அப்ப நீங்க ஒரு, 5,00,000 தர்றீங்களானு நான் கேட்டேன். "என்கிட்ட ஏது அவ்ளோ?" அவுங்க அம் அமெரிக்கால தங்கி பணி இருக்காங்க. செட்லாயிட்டாங்க. லவ் மேரேஜ்ஷு. நாங்க தான் நான் தான் பண்ணி வச்சேன். பண்ணி வச்சு, அவுங்க அமெரிக்கால போய், அவுங்க நல்லா சம்பாரிச்சுட்ருக்காங்க. அப்ப எனக்கு ஒரு அஞ்சு லட்ச, 3,00,000 குடுப்பா, அப்படின உடனே, இல்ல, இல்ல எங்ககிட்ட அவ்வளோ காசு இல்ல. பணம், அதாவது கு
<chuckles> ஓஹோ! அஹ. ஏன்? அங்க இருக்கிறவங்களுக்கு, 3,00,000 பெரிய விஷயம் இல்ல தானே? அவுங்க ஒரு 6 மாதத்திலேயே வந்து ஒரு 6 மாதம் ஆகும்னு சொல்லல நானு, 3,00,000 வர்றதுக்கு, ஓரளவு செட்லாயிருவாங்க. இந்த அமவுண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது.
ஆமா. இல்ல. அவுங்களுக்கு மாத சம்பளம் 4,00,000 அவுங்களுக்கு உண்மையிலேயே, அது ஒரு பெரிய விஷயம்லாம் கெடையாது, அவர் கணவருக்கு. குடுப்பதற்கு விருப்பம் இல்லை. பணம் வந்து, எங்கள் செலவழித்தலுக்கு இருக்கு. உங்களுக்கு குடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அப்டி
ஆ அதுதான், அந்த அதான். அ, "மனம் இருந்தால் மார்க்க பந்தும். மனம் இல்லை." இல்ல.
ஆமாமாமா. எல்லா அதாவது நாம, நம்ம இளமய இழந்தோம், வாழ்க்கைய இழந்தோம், நமக்கு புடுச்ச காதல இழந்தோம். அதெல்லாம் ஒரு விஷயமே கெடையாது. அந்த அந்த ஒரு அந்த மாரி தருணங்கள்ல தான் வந்து, எனக்கு அப்ப தான், எனக்கு நல்ல விஷயம் தான். அவுங்க எல்லாரும் இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பாத்துருக்கீங்களா? நீங்க.
நிச்சயமாங்க.